இப்ப நமக்கு இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அ நம்ம நண்பர்கள்லயே ரெண்டு வகையான நண்பர்கள் இருக்காங்க. ஒருத் அ நண்பர்கள் அ ஒண்ணு வந்து, இ இணையதளத்துல த்துல உள்ள நண்பர்கள். இன்னோ இன்னொருத்தவுங்க பாத்தீங்கன்னா, இணையதளம் இல்லாம நேரடியா நம்ம கூட பாக்குற, பழகக்கூடிய நண்பர்கள். இந்த ரெண்டு பேர்ட்டேயும் வந்து, நம்ம பழகுற விதங்குறது நெறய மாறும். அவுங்கட்ட ஒரு பாசத்த காட்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு, ஒருத்தவுங்க மேல உண்மையிலயே காதல் கொண்ட அனு அனு அனுபவமா இருக்கலாம். அது மாறும். அந்த மாரி மாற்றங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஆமாங்க. ம். ம்ஹ்ம். அ கண்டிப்பாங்க. அ எனக்கு அது ரெண்டுமே நடந்துருக்கு. அ இப்ப பாத்தோம் அப்படின்னா, 12 டாவது வகுப்பு வரைக்கும் நாங்க அ ஒரு நாலு தோழிகள் இருக்குறோம், என்னோட சேத்தி 5 தோழிகள் இருக்குறோம். அ 5 பேரும் வந்துட்டு ஒண்ணாதா இருப்போம், நல்லா பேசுவோம், நல்லா பழகுவோம். அ 11, 12 ரெண்டு அ வகுப்புலயுமே நல்ல ஒரு நெருங்கிய ஒரு அ தோழிகளோட குழு மாதிரி தான் நாங்க இருந்துட்டு இருக்குறோம்.
ஓஹோ! அதாவது ஒரே குரூப்‌பா ஒண்ணாவே சுத்திட்டு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ங்றீங்க. ஆஹ.
ஆமாங்க, அதேதான். எங்க போனாலும் ஒண்ணா போறது அந்த மாதிரி இருக்கு. அ அப்புறம் என்னாகுது அப்டீன்னா அ இல்ல, இல்லைங்க அதுலயும் எ ஏன்னா, ஹைட் வாரியா எங்களுதுல வச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால, அ 5 பேத்துல, 2 பேரு முன்னாடி, 3 பேரு பின்னாடி இருப்பாங்க. அ அவுங்க கரெக்ட்‌டா கடைசி பெஞ்ச், 2 பேரு கரெக்ட்‌டா மொதல் பெஞ்சுல இருப்போம்.
சரி, சரி. கடைசி பெஞ்ச்ங்களா? ஓஹோ! ம். சரி.
அ அப்ப பேசிட்டுருக்கும்போது, அ மொதல் பெஞ்ச்சில இருந்தாலும், அப்பறமா மறுபடியும் அ இடைவெளை நேரத்துல இல்ல வந்துட்டு, மதிய உணவு அந்த நேரத்துலயலாம் வந்துட்டு எல்லாம், ஒண்ணாதான் இருப்போம். ம் அப்பறம் வரம்போது மட்டும், நாங்க அ 3 பேர் வந்து எங்க ஊருக்கு வந்துருவோம். 2 பேர் அவங்க ஊருக்கு போயிருவாங்க.
சரி.
அ அந்த மாரி இருந்துட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எ எந்த அதாவது எந்த வேறுபாடுமே இல்லை 5 பேத்துக்குள்ள. அந்த மாரி, நல்லா நெருக்கமா தான் இருந்துட்டு இருந்தது.
அதாவது ஒண்ணுக்குள்ள ஒருத்தவுங்க, நல்லா நெருக்கமா ஒவ்வொருத்தங்களும் அவங்கள பத்தி இன்னொருத்தங்க நல்லா புரிஞ்சு நடந்துக்குடுவாங்களா?
ஆமாங்க, ஆமாங்க. ஆ அப்படி இருக்கும்போது, பன்னெண்ட் பன்னெண்டாவது முடிக்கிறோம். அ முடிச்சுட்டு, அ இப்ப வந்து, எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ம் அடுத்து கல்லூரி சேரப்போற ஒரு தருணம். அ நல்லா கையில ஒரு 2 மாசம் இருக்குது அப்படிங்கும்போது, அ இப்போ வி அந்த காலத்துல வந்து வந்துருச்சு, வாட்ஸ்அப் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கும்போது, அ நாங்க ஆன்லைன்ல பேச தான் செய்றோம். அ வீடியோ கால் பண்றோம். அதுவும் இல்லாம, ஒரு நாள் போய் கூட பாத்துட்டு வரோம். எங்களோட தூரமா இருக்குற தோழிய வந்து, நாங்க எல்லாரும், 5 பேரும் பிளான் போட்டு போய் பாத்துட்டு கூட வரோம். ம் நல்லாதான் போயிட்டுருந்துச்சு. அப்பறம் என்னாச்சுன்னா, இங்க நாங்க 3 பேரும் ஒரே ஊர்ல இருக்கிறங்காட்டி, எங்கனால வந்து அடிக்கடி எங்கயாவது வெளிய போக முடியும். உள் ஊருக்குள்ளேயே. அ அதுக்கப்பறம் கோயில் திருவிழானா, நாங்க 3 பேரும் ஒட்டுக்கா போவோம். அதுக்கப்பறம், இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்குது. அ அந்த தூரத்துல இருக்குற அ என்னோட தோழி கூட நாங்க 3 பேரும் அ
சரி. ஓஹோ! சரி. அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? உங்களுக்கு.
ஆமாங்க. பே அப்படி பேசுனாலுமே, நம்ப நம்பளோட நேசம் அப்படியே தான் இருக்கு. ஆனா, அ நம்ப பேசம்போது அவங்க இருக்கமாட்டாங்க. இல்ல, அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது நாங்க இருக்க மாட்டோம். அ அதுக்கப்பறம்
ஓஹோ! நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கும், ஃபோன்‌ல பேசுறதுக்கும் வித்தியாசம் நெறையா இருக்குமே, உங்களுக்கு?
கண்டிப்பா இருக்குங்க. அ என்னதான் நம்ம சொன்னாலுமே, ஆன்லைன் இருக்கு, வீடியோ கால் இருக்கு அப்படின்னு நான் சொன்னாலுமே அ அந்த ஒ நேசம் அப்படிங்கிறத வந்துட்டு, நேர்ல பாக்குறதுக்கும் அதுக்கும், நல்லாவே மாற்றம் இருக்கு. அ அப்பறம் கொஞ்சம் போலித் தன்மையும் இருக்குன்னு சொல்லலாம். அ இங்க அடிச்சுட்டு வெளையாடுற அந்த அந்த நேசம் வந்துட்டு ஆன்லைன்ல கிடைக்காதுன்னும் சொல்லலாம்.
ஓஹோ! ஆமா. அது உண்மதான். நம்ம இங்க இருக்கும்போது கைய கால பிடிச்சு அடிப்போம், விளையாடுவோம். ஆ திட்டுவோம்.
ஆமாங்க. ம். அ 2வது கோவம் வந்தா கோவத்த காட்ட முடியுங்க, நேர்ல. அ அங்க அதில அதக்கூட காட்ட முடியாது. அத அடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அ.
ஆமா. காட்டுனா உடனே கட் பண்ணி விட்டு போயிருவாங்க.
அதே தாங்க. அது அத சமாதானப்படுத்துறக்கு நமக்கு அங்க வாய்ப்பே கிடைக்காது. இங்க ச சண்டையும் போட்டுக்கலாம். சமாதானமும் ஆயிக்கலாம். 2 மே நடக்கும். அ அந்த சண்டை சமாதானம் இல்லாதனாலயே என்னன்னு தெர்ல, அந்த நேசம் வந்து கொஞ்சம், கொஞ்சமா கொறையிற மாரியே இருந்துச்சு. அ அதுக்கப்பறம்
ம். கண்டிப்பா. அது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நானே இத இந்த சில பேர் சொல்லி கேட்டுருக்கேன். நல்ல பெரிய ஆளுங்க. அதாவது பிரச்சனைன்னு எதா இருந்ததுன்னா கைபேசில பேசுறத விட, நேரா போய் பார்த்து பேசு. ஏன்னா, அப்பன்னாதான் வந்து நீ சொல்ல வர விஷயம் வந்து நீ உண்மையிலே வந்து த உன் தவற உணர்ந்துட்ட, நீ வந்து "நம்ம சரியா நான் பழகணும்", அப்பிடின்னு நீ சொல்ல வர்ற விஷயத்த சரியா பண்ணோன்னா, நேரா கண்கள பார்த்து பேசினா தான் புரியும். எல்லா விஷயத்துக்கும் தொழில் இப்ப தூரத்திலேருந்து நம்மளால தொடர்புகொண்டு சரி பண்ண முடியாதும்பாங்க. அது உண்மைதானா?
ஆஹா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ கண்டிப்பா அது உண்மைதாங்க. அ ஏன்னா அ நம்மளோட என்ன நம்ப முயற்சி பண்ணாலும், அதுவும் அந்த முக்கியமா அந்த சண்டை நேரங்கள்ல அது வேலைக்கே ஆகாது. ம் நம்ம சொல்ற எல்லாமே தப்பாவே தான் போய் சேருது அந்த பக்கம்.
ஆமா.
இல்லையின்னா, அவுங்க சொல்ற எல்லாமே தப்பாதான் நமக்கு வந்து புரியுது அப்பிடிங்கிறனால, ஆ சில.
கண்டிப் அதுவும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க நண்பர்கள் இருக்குறமாரி, இப்ப அவுங்க புதுசா அவுங்களுக்கு யாராவது ஒரு நண்பர்கள் க நண்பர் கெடச்சிருக்கலாம். அவுங்க அந்நேரத்துல என்ன பண்ணலாம், நீங்க சொல்ற விஷயத்த வந்து கூட இருக்க நண்பர்கூட மாத்திக் கூட சொல்லலாம். இல்லை. இது சரியில்லங்க. ம்.
ஆ கண்டிப்பாங்க. அதேதாங்க. அ எ அதுவும் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, கோவம் வருது, நீங்கள்லாம் 3 பேர் ஒண்ணா சுத்துறீங்க! அ நான் மட்டும் இங்க த இந்த பக்கம் தனியா இருக்குறோம். ஏன்னா, அந்த 2 தோழிகளும், 2, 2 வேற, வேற ஊர்ல இருக்குறாங்க. அ அவங்க 2 பேரும் கூட ஒண்ணா இல்ல. அ அப்ப என்ன ஆகுது அப்பிடின்னா, "நீங்களாந்தான் அ ரொ எனக்கு ரொம்ப வந்து நெருக்கமா இருக்குறீங்க. எங்களையெல்லாம் விட்டுட்டீங்க" அப்பிடிங்கிறமாரி. ஆ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா, ப் சொல்லியும் புரிய வைக்க முடியல. ஆ இதுக்கு இடையில என்ன பண்றோன்னா, நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒண்ணா போறோம்.
ஆஹா! ஒரு பொறாமமாரி ஆயிருச்சோ? சரி.
அது அதை விட பிரச்சனை பண்ணி வுட்றுது. ஏன்னா, அ எங்களையும் கூப்பிட்டா நாங்களும் வருவோம்ல. அப்பிடிங்கிறாங்க. ம் நாங்க கூப்ட்டோம் ஆமாங்க. ஆ கூப்ட்டு 5 பேரும் போலாம், ஒண்ணா போலான்லாம் பிளான் போடுறோம். ஆனா, அவுங்க வீட்ல அது ரொம்ப தூரமா இருக்கு. அ இங்க என்ன ஆகுது அப்பிடின்னா, அ குல் அ கோர்ஸ் வந்துட்டு ஈவ்னிங் டைம்ல போ போறமாரி போட்டிருந்தோம் அப்பிடிங்கம்போது, அ வீட்டுக்கு போறக்கு அவுங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது.
யாரு? தூரத்துல இருந்த, அவுங்களா? ஆமா. அது ஒரு பிரச்சன வரும்ல. சாயங்காலத்துல லேட்டானா, வீட்ல விடமாட்டாங்க.
ஆமாங்க. அதனால ஆ அதனால அவங்க வீட்ல விடல. அ சேர்றதுக்கு விடல. அ இப்ப என்ன ஆகுது அப்பிடின்னா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்குள்ள நெருக்கம் வருது. நாங்க சில விஷயங்கள பரிமாறிக்கிறோம் அப்பிடிங்கும்போது, அ அ மறுபடியும் நாங்க மறுபடியும் அ கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் போறோம் அப்பிடிங்கும்போது, அ எதாவது நம்ம பேசிக்கிட்டு இருந்தம்னா, "எனக்கு அது தெரியாதே!" அப்பிடிம்பாங்க அவங்க. <chuckles>
ஓஹோ!
அ எல்லாத்தையும் வந்து எல்லா தகவலும் வந்துட்டு அந்த பக்கம் சொல்ல முடியாதுல்ல. ஆன்லைன்‌ல?
ஆமா கண்டிப்பா. அது அ நேரடியா பேசுற விஷயத்த தான் நேரடியா பேச முடியும்.
ம். அந் ஆமா, ஆமாங்க. அப்ப எல்லா தகவலும் அந்த பக்கம் போய் சேராது அப்படிங்கும்போது அ "நீங்க என்னமோ சீக்ரெட் வச்சுக்கிறீங்க. அ எனக்கெல்லா சொல்றது இல்ல." அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சண்டை வருது. <giggles>
<chuckles> அதாவது நீங்க இத எல்லா ஒண்ணு சேர்ந்துட்டீங்ககுறாங்க.
அ அதேதாங்க அ அப்ப தான் எனக்கு தெரியுது, அந்த ஆன்லைன்ல வந்துட்டு ரொம்ப நாள் வந்து அந்த நேசத்த வந்து நீட்டிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அ முடிஞ்சா வந்துட்டு அ நேர்ல போய் பார்க்குறது, அத ஏதாவது பண்ணியே ஆகணும். அ இல்ல ஆன்லைன்‌லயே நம்ம வந்து ஃப்ரெண்டா இருந்துக்கலாம்.
சில பேர் என்னன்னா வந்து உங்களுக்கு அ அ குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ, இல்ல மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் பாப்பாங்க. அந்த நட்ப வந்து தொடர்றதுக்கு. என்ன தான் ஆன்லைன்ல தினந்தோறும் பேசிட்டாலும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க எதுவும் முயற்சி பண்ணலயா?
ஆமாங்க. அஹ, அது என்னாச்சுன்னா நாங்க இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்துட்டங்காட்டி அ போற வெளிய போறக்கு எங்களுக்கு வாய்ப்பு கெடைக்கல. அ 2 ஆவது அவுங்க வீட்லயும் அந்த அளவுக்கு அது அப்ப தான 12 ஆவது முடிச்சுருக்குறோம். அதனால அவங்க வீட்லயும் பெண் புள்ளைங்கல வெளிய விடுறக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமாங்க. அதனால ஒரு தடவ போய்ட்டு வந்ததே பெரிய விஷயம். <giggles> அதே வந்துட்டு ஒரு 5, 6 பேர் போனங்காட்டி விட்டாங்க. அ அதுக்கப்புறம் அடிக்கடி போறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல அது முடியாதது ஒண்ணாயிடுச்சு. அ அதுக்கப்புறம் இன்னும்மு அ கல்லூரி முடிக்கிறோம். அ கல்லூரியும் வந்துட்டு சே ஒரு போய் அ எந்த கல்லூரியில சேர்றதுன்னு பார்க்கும்போது கூட நாங்கள்லா ஒண்ணா போகுற மாதிரி வருது. அவுங்க வரமாட்டிங்கிறாங்க. அ.
ஆமா. யோசிப்பாங்கல்ல. அவுங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, வீட்டுல விடமாட்டேங்கிறாங்களா?
ஆமாங்க. அவுங்களுக்கு அங்க பார்க்குற அ அவங்க அப்பாவ கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தி உட்டாங்க, நாங்க போறக்குள்ள. அ அப்படி இருக்கும்போது என்னதான் நம்ம வந்து அ ஆன்லைன்ல என்ன பேசினாலும், அ ஒரு தடவையாவது நீங்க சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒருக்கவாவது போய் நேர்ல பார்த்து பேசுற அந்த அ நிகழ்வு நடந்தா மட்டும் தான் அந்த நேசம் தெரியும்ங்க.
ஓஹோ! வாய்ப்பு அமையல. ஆமா. ஆனா, அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலயா? கடைசி வர.
ஆ, அமையல. இப்ப அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அதனால, முழுக்க முழுக்க ஆன்லைன்‌லேயே வந்துட்டு நம்ம நேசத்த காட்டிர்லாம் அப்டீன்னா, சத்தியமா முடியவே முடியாதுனு தான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. ஒரு கல்லூரி படிப்பு போறப்போமாவது, அது நீங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்களா? இல்ல, இது எதா ஒரு நீங்களா உங்களுக்குள்ள ட்ரிப் பண்ணி, உங்க நண்பர திரும்ப உங்கள ஆயி தூரமா இருக்கவங்கள பக்கத்தில சேர்த்துக்கிறதுக்கு, அந்தமாரி எதுவும் முயற்சி பண்ணீங்களா?
ஆ, அது அதுக்கு மேல அத அத விட வேற என்ன? ட்விஸ்ட்ல்லாம் உள்ள நடந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, அ நாங்க 3 பேரும் வந்துட்டு, ஒரே பக்கம் இருக்கிற கல்லூரில சேர்ந்துட்டோம். ந அ அந்த பொண்ணு வந்து வேற பக்கம் சேர்ந்துட்டா. அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க.
என்னாச்சு? சரி. ஐய்யய்யோ! இனிமேலும் ரொம்ப பிரச்சன ஆச்சே! இனிமேலு எங்க கூப்பிட? அ.
ஆமா. அதேதாங்க. இப்ப அது, அது என்னாச்சு அப்பிடின்னா, அ ரெண்டாவது நல்லா சண்ட போயிட்டு வேற இருக்கு. அ அதாவது எப்ப வந்து ஆன்லைன்ல பேச வந்தாலுமே, அ அன் அ என்ன யாரோ ஒருத்தர் ஆன்லைன்ல இருந்தா கூட அவ சண்ட போடுவா. கொஞ்சம் அ என்னமோ அவள ஒதுக்கி வச்சுட்டமாரி. இப்ப இன்னொரு பொண்ணு இருந்தா அவ காணாமயே போயிட்டா. <chuckles>
காணாம போயிட்டாங்களா? எப்பிடி சுத்தமா டச்‌லே இல்லயா?
ஆமா. இப்ப 5 பேரு இருந்தோம். ம் அதில அ ஒருத்தி தான் வந்துட்டு எங்கள்ட சண்ட போட்டுட்டு இருக்கிறா. இன்னொருத்தி அவனால கட்டே படுத்த முடியல. "போங்க நீங்கல்லாம் என் ஃபிரெண்ட்‌டே இல்ல." அப்பிடிங்கிறமாரி போயிட்டா.
அ. எதனால உங்களுக்குள்ள சின்ன ச பிரச்சனைகள் வந்ததுனாலயா?
அந்த பிரச்சன வந்ததுங்கிறத விட, அவ வந்துட்டு அ ஆன்லைன்ல அந்த அளவுக்கு "அ இல்ல, எனக்கு அது புடிக்கல. பார்த்தா நேர்ல பார்த்து பேசினா தான் புடிக்குது." அப்படிங்கிறமாரி அவளோட இது. அதனால, அவ முடிஞ்சா என்ன எங்க போனான்னே தெரியல. நாங்களும் வந்து அப்பப்ப கால் பண்ணுவோம். "அ இல்ல நான் பிஸியா இருக்கிறேன்." அப்பிடின்னு சொல்லி வச்சுருவா. அப்பறம் நீங்க சொன்ன மாதிரி, அ அவங்க ஊர்ல எதாவது தோழிகள் கிடைச்சிருப்பாங்களா இருக்கும். அதனால அந்த ஒரு தோழி வே காணாமயே போய்ட்டாப்டி. இந்த 2 ஆவது தோழி மட்டும் அ சண்டையே போட்டுட்டு இருந்தது, கடைசில அவங்க வீட்ல 2 வது வருஷம் அ காலேஜ் போயி 2 வது வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அ கல்யாணமே பண்ணி வச்சுறாங்க. ந அந்த நேரத்திலேயும் நீங்க சொன்ன மாதிரி வெளிய போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அப்பவும் வந்து கல்லூரி பேருந்தில தான் அனுப்பிடுவாங்க.
வர்றதில்ல. அ. ஆஹ. சரி, சரி. கண்டிப்பா. ஆ.
அதனால.
ஆ, வீட்ல பெர்மிஷன் கேட்டு போறது பெரிய பிரச்சனையா இருக்கு.
ஆமாங்க. அது ரொம்ப இது. அந்த நீங்க ஒரு 3 ஆவது வருஷம் இல்ல காலேஜ் முடிச்சு போயிருக்கலாம். அ அந்த நேரத்தில என்ன ஆகுது அப்படின்னா, அவ வந்து இப்போ அவைலபிள் இல்லாம போயிட்றா. அது ரொம்ப வந்து
அதாவது உங்களுக்கு காலத்திலேயே அது மாட்டாமயே போயிருச்சு. இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அலுவலகத்தில வேல பார்க்குறீங்க. புதுசா யாரோடயாவது பழக்கம் வந்திருக்கும், நண்பர்கள். அவங்கட்ட வந்து நம்ம வந்து அவுங்க உடனே நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இல்ல இணையதளத்தில வந்துட்டு நேரடியா நம்மட்ட பேசணும்னு விருப்பப்பட்ற பட்சத்தில, நீங்க அவுங்கட்ட வந்து எப்படி வந்து அந்த நட்ப தொடருவீங்க? அலுவலகத்தில வந்து கொஞ்சம் நல்லா பாசமா பேசினாலும், அந்த சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு நீங்க எப்படி பேசுவீங்க? அது அதேமாரி எண்ணத்தோட பேசுவீங்களா? இல்ல கொஞ்சம் பாதுகாப்பா கருதி நீங்க பேசுவீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. அ நம்ம அவங்களோட ஒரு குணநலன்கள் நமக்கு தெரிஞ்சிருமில்ல. அலுவலகத்தில பா பார்க்கும்போதும், அ இல்ல சமூக வலைதளத்தில வரும்போதும், அ எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சிரும். நம்ம கொஞ்சம் இடம் குடுக்க தான் செய்வோம் ஆரம்பத்தில. அ நீ பேசு, என்ன வேணா பேசுன்னு பேசுவோம். அந்த இடம் குடுக்கும்போது, அவுங்க அத பயன்படுத்திக்காம, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா, போன்னு விட்ற வேண்டியதான். அ சிலர் வந்துட்டு
சரி. ஆஹா. இப்ப ஆ அ. சொல்லுங்க.
நல்லா வந்து ஒரு நாகரீகமாவே பேச ஆரம்பிப்பாங்க. அ நல்லா வந்துட்டு ஒரு அ நம்ப நம்ப நிஜ வாழ்க்கையில எப்படி நண்பரா இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நண்பரா இருந்தாங்க. நம்ம மேல அக்கறை இருந்துச்சு அப்பிடீன்னா, அவுங்கள்ட்ட பே அ என்னதான் பேசினாலுமே நிஜ வாழ்க்கையில இருக்கிற நண்பர்களோட ஒத்துப்பாக் ஒத்துபார்க்கும்போது அது அந்த அளவுக்கு எனக்கு கேட்டா அ சரி அ சமமாகாதுன்னு தான் நான் சொல்லுவேங்க.
ஆஹா. கண்டிப்பா. அது அருமையான ஒரு விஷயம் தான். ஆனா, அ ஒ எப்படினாலும் நம்ம நண்பர்கள் வட்டாரங்கிறது, எப்பயுமே கல்லூரி நண்பர்கள், படிச்ச நண்பர்கள் கூடயே நம்ம வாழ்க்கைய பயணிக்க போறதில்ல. அப்பப்ப நமக்கு வந்து நண்பர்கள் வந்து, செல பேரு சேந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போற எடமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு வகையில பக்கத்து வீட்ல, இந்த மாரி நட்புறவு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்குற பட்சத்துல நம்ம அவங்கள விட, நம்ம அ ஒரு அவங்களே நமக்கு ஒரு முகநூல் பக்கத்துல வந்து ரிக்வஸ்ட் குடுக்கும்போது பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அந்த இணையதளங்கள்ல முகமும், நேர கா நேரா நடக்கும்போது அவங்களோட முகமும், வேற மாரி இருக்கும். அதாவது நடந்துக்கிற விதம், பழக்கங்கள் இதெல்லாம். அதை வந்து நீங்க அவுங்க ஒரு, ஒரு ஃப்ரெண்ட் ரெஃயூஸ்ட் குடுத்தா, அவுங்க பேஜ்ல போய் எல்லாத்தயும் செக் பண்ணி பாத்து, அவுங்க எப்படி பட்ட ஆள்னு பாத்துட்டு தான் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல எப்படி?
ஆமா, ஆமாங்க. ஆஹ. ஓஹோ! சரி, சரி. ஆ. ஆ, அ. அ நீங்க சொன்ன மாரி, அது எனக்கு என்னமோ வந்துட்டு, எனக்கு டி டிஃப்ரென்ஸ் தெரியல இப்ப வரைக்கும். ஆ, எனக்கு நேர்ல பாத்த மாரி தான், சமூக வலைத்தளத்துலயும் இருந்த மாரி இருந்தாங்க, எனக்கு கெடச்ச நண்பர்கள் எல்லா அப்படின்னு. அ அப்புறம் நீங்க சொன்ன மாரி, எல்லா போய் செக் பண்ணத்தான் செய்வோம். அ, நீங்க அதுல எனக்கு தே தேவையில்லாத நண்பர்களும் கெடச்சாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, 2 அக்கவுண்ட் வச்சுருக்குறாங்க.
சரி, சரி. ம்ஹ்ம். ஓஹோ! ஆ.
அ, நான் அதாவது, நிறுவனத்தில வேலை செய்றவய்ங்கள்ட்ட பேசறதுக்கு ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. நெஜமாலும் ஃப்ரெண்ட்டா இருக்கிறதுக்கு வேற அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அ, அப்படி இருக்கையில ஆ, ஆமாங்க. அது நமக்கு நல்லாவே சீக்கிரமே தெரிஞ்சு போயிரும். அ ஏன்னா, அவங்க பேர், அதில வ் அ, இந்த பேர் வச்சிருப்பாங்க. இதில யூசர் நேம் வேற மாரி வச்சுட்டு, எனக்கு இந்த நேம் தான் புடிக்கும், அதனால நான் இதில தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி மொதல்ல நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அ அதுலயே எனக்கு அந்த போலித்தன்மை இருக்கிற மாரி ஒண்ணு தோணும்.
அது வந்து, கொஞ்சம் தனிப்பட்ட அக்கௌண்ட்டா இருக்கும். இல்லையா? ஓஹோ! அதே மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து, அலுவலகத்தில வந்து, இந்த நம்மட்ட எந்த தனிப்பட்ட விஷயங்களும் கேட்க மாட்டாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ள வந்து, நேரடியா பேசும்போது பார்த்தீங்கன்னா, அ, உங்க ஃபோன் நம்பர் குடுங்க, உங்களோட இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேக்கும்போது, அதை எப்படி நீங்க ஒரு சிவப்பு கொடி மாரி பாப்பீங்களா? இல்லை எப்புடி யோசிப்பீங்க அந்நேரம்?
அதனால ம் அது, எது எதுக்காகன்னு காரணம் கேப்பேன். அந்த காரணம் சரியா இருந்துச்சு அப்டின்னா, ஓகே. ஆனா அ முக்காவாசி நம்ம நிறுவனங்கள்ள வேலை செய்றோம்னா, ஃபோன் நம்பர் நம்ம பரிமாறிக்கதான செய்வோம். அதனால அது தெரிய அது பிரச்சனை இல்லை. ஆனா ரெட் ஃபிளாக் மாரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க ஆஹ,
ம்ஹ்ம். ஆனா, எல்லார்ட்டையும், இப்ப நெறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியுது. நம்ம வந்து, நம்ம குழு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா, சில பேர்ட்ட நெருக்கமா இருப்போம். சில பேர்ட்ட தூரமா தான் இருப்போம். அப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட எப்படி பழகுவோன்னு கேக்குறேன்.
ஆஹ, சரி சரிங்க. அ, தூரமா இருக்கிற நண்பர்கள்ட்ட அதே மாரி தான், அ மொதல்ல அவங்க எதுக்காக கேக்குறாங்க, அப்படிங்கிற காரணம் வந்து சரியா இருந்துச்சுன்னா நம்ம குடுக்கலாம். அ, ஏன்னா சில நேரங்கள்ள வந்துட்டு அந்த அ முகநூல்ல, ஆன்லைன்ல இருக்க மாட்டாங்க. ஆனா, ஆ கால் பண்ணி பேசிக்கலாம் அப்டிங்கிற மாரி இருக்கு, அப்டிங்கும்போது குடுக்கலாந்தான். அ, அதை யாரப் பொறுத்து அப்டிங்கிறது, அப்படியே குடுத்து, ஏதாவது வம்பு பண்ணாங்க அப்டின்னா, ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்ளோதான்.
ஓஹோ! கண்டிப்பா, எல்லா வழிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. <chuckles>
ஆ, அதேதாங்க. ஏன்னா, எ கு என்ன, நான் எப்பவுமே ஒண்ணு செய்யும்போது, அதற்கான முடிவு எப்புடி இருக்குண்ணும்ணு பார்த்துக்குவேன். அ தப்பா போச்சுனா, அதுக்கு என்னால வெளியே வர முடியுமான்னு பாப்பேன். இல்ல, நல்ல ஒரு நட்பு, உறவு கெடைக்குது எனக்கு அப்டீன்னா, அதை ஏன் நம்ப விடவானே அப்டீங்கிற மாதரி பேசவும் ஆரம்பிப்பேன்.
அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு எல்லாமே வச்சிருக்கிறீங்க. அ ரொம்ப அருமை! இவ்வளோ நேரம் வந்து, அ இணையதளத்தில வந்து, ஒரு நண்பர்ட்ட பா பொக பாசத்த காட்டுறதுக்கும், நேரில காட்டுறதுக்கும், என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? அதை எப்புடி பண்ணுவீங்கன்னு, அழகா சொன்னீங்க. உங்களோடு பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ஆமாங்க. ம். எனக்கும் உங்களோட பேசுனதுல, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.